பாத்தீங்கன்னா, அந்த உணவு முறைன்றது வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு வேறுபடுங்க. அப்பிடி பாத்தீங்கன்னா, அ இப்ப நீங்க உங்க ஊருக்கு செல்லும்போது, இல்ல உங்க ஊரு ஊர்லயே வந்துட்டு இருக்கும்போது, அ அந்த உணவு முறைகள் வந்துட்டு நிறைய விஷயங்கள நம்மளுக்கு வந்து அனுபவமா வந்து நிறைய விஷயங்கள வந்து குடுக்கும். அதன் அடிப்படையில வந்துட்டு இந்த உணவுல இருந்து உங்களுக்கு உங்க ஊர்ல கிடைத்த அனுபவங்கள பற்றி கொஞ்சம்.
கண்டிப்பாங்க. எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ மதுரையில வந்து ஃபேமஸ் ஜிகர்தண்டா வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்குங்க. அது அந்த உணவு சாப்பிடாத மதுரைக்கு வந்துட்டோம்னா, அந்த உணவு சாப்பிடாதங்க இருக்கவே முடியாது. அது ரொம்ப அவ்ளோ நல்லாயிருக்கும். அதுல இருக்க பாசுந்தியாகட்டும், பாலாடையாகட்டும், அதுல ஒரு ஐஸ் கிரீமும் வச்சு குடுப்பாங்க பாருங்க. அவ்ளோ நல்லாயிருக்கும், அத சாப்பிடுறதுக்கு. அது ச அ ஒரு டவுனுக்குன்னு போயிட்டோம், அந்த சந்தை பக்கம் போயிட்டோம் அப்பிடின்னா, மீனாட்சி அம்மன் கோவில் சைடு தான் அந்த சந்தைகள்லாம் போடுவாங்க. அப்போ அந்த சைடு போயிட்டோம் அப்பிடின்னா வந்துட்டு இதெல்லாம் சாப்பிடாம வரவே மாட்டோம். அங்க வந்து வரிசையா உணவு கடை தான் அதிகமா இருக்கும். சின்ன, சின்ன பெரு உணவுக் கடைகள் வந்து அதிகமா இருக்கும். அப்பிடி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரேம விலாஸ் அல்வா வந்துட்டு நல்லாருக்குங்க. அப்போ அவுங்க அந்த ஒரு இலையில வச்சு குடுப்பாங்க. அந்த அல்வா வந்து அ வச்சவுனே அப்பிடியே கரஞ்சிருங்க. அது எப்பிடிதான் அவ்ளோ தூரம் அப்பிடி செய்றாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி அது இலையில வச்சு குடுப்பாங்க. அந்த உ அது அல்வா பிடிக்கும். இதெல்லாம் வந்துட்டு நாங்க என்ன பண்ணுவோமன்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் சேர்ந்து போனோனா, வரிசையா ஒவ்வொரு கடையா அந்தமாரி சாப்பிட்டுட்டு போறதுதான் எங்களுக்கு டிப்பே! ஆம் மாசத்துல ஒரு ஒரு ச ஒரு வீக்கெண்ட் வந்து சனிக்கிழம இந்த மாதிரி கிளம்பிருவோம். அப்போ இந்த 1ஸ்ட் இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா, அடுத்து வந்துட்டு இந்த அல்வா, அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு இந்த ஒரு பொட்டலம் பொட்டலத்தில வந்து இந்த சமோசா பொட்டலம்னு சொல்லுவாங்க. ஆனா, வந்து அதுக்குள்ள வந்து அந்த உருளைக்கிழங்கு மட்டும் இருக்கும். சமோசா இருக்காது. அந்த சமோசா பொட்டலம் மாரியே ஆமாமா அந்த மசால் மட்டும் வச்சிருப்பாங்க. பட்டாணி அந்த அ உருளைக்கிழங்கு போட்ட மசால் மட்டும். அத வந்து அந்த ஓலை இல அந்த இலை இருக்கும் பார்த்தீங்களா! அந்த இலையில ஸ் வச்சு சுத்தி அந்த சமோசா ஷேப்ல கொடுப்பாங்க. அது நம்ம அந்த இது ப் அந்த நூல்லாம் கட்டி குடுத்துருப்பாங்க, அத பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பிடியே சமோசாமாரியே இருக்கும் ஷேப்பு. ஆனா, வந்து அந்த சமோசா இருக்காது. வெறும் அந்த பொட்டலம் மட்டும் இருக்கும். அது சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாப்பிடுவோம். அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா, ம் அ சாட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. சின்ன, சின்னதா கடைகள் இருக்கும். அதுல முக்கியமாக வந்துட்டு என்னது?
ம். கண்டிப்பா. ம். சரிங்க. ம். சரிங்க. மறச்சு வச்சிருக்காங்க. ம். சரி. ம். கண்டிப்பா. ஆ ஆமாங்க. சொல்லுங்க.
ஆ, அதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ இந்த பஜ்ஜிக்கடை, வடக்கடை இதெல்லாங்கூட, வந்து நெறைய இருக்கும். அதில மொளகா பஜ்ஜில்லாம் வந்து ஒரு கடைல போடுவாங்க. அவ்ளோ நல்லாருக்குங்க. அந்த மாதிரி அந்த உணவு ரசித்து சாப்ட ஒண்ணு அனுபவம் இருக்கு. அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம். அங்க வந்துட்டு இந்த அ ம் கோன் இருக்ல, அந்த வெறும் இந்த கோன் குடுப்பாங்கல்ல. அந்த கோன்ல வந்துட்டு ரோல் பண்ணி குடுப்பாங்க ஐஸ்கிரீமு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போலாம் வந்து ஒரு ரூ. 10, ரூ. 15 தான் இருக்கும், அப்ப ஆளுக்கு 2 ஐஸ்கிரீம வாங்கிக்குவோம். வாங்கிட்டு அங்க ம இந்த கோயில் பாதைல போற வழிலயே வந்து திண்டு மாரிருக்கும். அங்க போய் உட்காந்துட்டு, எல்லாரும் வரிசையா உட்காந்து சாப்ட்ட அனுபவம் இருக்கு.
ஆமா. ஆ.
இந்த மாதிரி நெறையா உணவுகள் வந்துட்டு, எங்க ஊர்ல வந்து ஃபேமஸா இருக்கும்.
கண்டிப்பாங்க. ரொம்ப அழகாவே சொன்னீங்க! அ உங்களோட அனுபவத்தை பற்றி, உணவு முறையில. அதே மேரி பார்த்தீங்கன்னா, அ ஒரு உணவுக்கு வந்துட்டு, தனித்துவமா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அதுல வந்துட்டு போடுவாங்க. அந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மசாலா அ நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதில போட்டு தான் நம்ம வந்துட்டு செய்ய முடியும். அந்த விஷயங்கள் மூலியமா வந்துட்டு, தயாரிப்பு முறை வந்துட்டு எந்தெந்த மேரி வந்துட்டு போட்டா அது வந்துட்டு அந்த ருசியை வந்துட்டு குடுக்கும். அ இந்த ரெசிபிக்கு இது மேரி செஞ்சா நல்லாருக்கும், அப்படின்றத பத்தி கொஞ்சம் இருந்தா, அ விளக்க முடியுமா உங்களால?
கண்டிப்பா. அந்த ரெசிப்பின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஜிகர்தண்டலாம் வந்துட்டு அதில வந்து அவ்வளோ அந்த பாலாடைலாம் வந்து ரொம்ப திக்கா இருக்குங்க. அந்த பாலாடை அந்த திக்கா இருக்க பாலாடை ஆகட்டும், பாசுந்தி ஆகட்டும், அந்த பாலுமே வந்துட்டு அந்த ஜிகர்தண்டாவோட அந்த பாலுமே வந்துட்டு அவ்வளோ ஒ அருமையா இருக்கும். அது நல்லா சில்லுன்னு குடுப்பாங்க, அதுவும் கூட வந்து ஐஸ்கிரீமும் சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. இது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ கறி தோச நல்லாருக்குங்க மதுரையில. அ மட்டன் கறி தோச சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப நல்லாருக்கும். அ அது வந்து வீட்டிலேயே வந்துட்டு ஒரு சில நேரம் வந்து எங்க பாட்டி செஞ்சு தருவாங்க. மட்டன் கறி தோச, அப்புறம் இந்த கோலா உருண்ட. மட்டன் கோலா உருண்ட வந்துட்டு வீட்லேயே வந்து பாட்டி செய்வாங்க. அது ரொம்ப நல்லாருக்கும். அந்த கறி தோசைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இரும்பு சட்டியில பண்ணுவாங்கங்க. அந்த ரெசிப்பியே வந்து ஒரு இரும்பு சட்டியில பண்ணும். இல்ல வந்துட்டு இரும்பு தோச கல்லுல பண்ணணும். அப்பதான் வந்து அந்த கலரும் வரும், அந்த டேஸ்ட்டும் வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து ஆமா, ஆமா. அது நல்லா டேஸ்ட்டா வரும். அந்த கடையில ஹோட்டல் கடைகள்ல செய்ற மாதிரி அ அந்த கறி தோசைக்கு இல் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படீன்னா கொஞ்சம் டேஸ்ட்டா வரும் நல்லா. அப்போ அந்த மட்டன் குழம்பு வைக்கிறாங்க, இல்ல மட்டன் எடுக்கிறாங்கனாலே கண்டிப்பா அன்னைக்கு வந்து ஒரு கறி தோச இருக்கும். அதுமாரி கோலா உருண்டையும் இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து செய்வாங்க. அப்போ அதோட ரெசிப்பின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மட்டன் கறி தோசைக்கு இந்த தோசக்கல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இரும்பு கடாய். அதில வந்து மட்டன் சுக்கா செய்யக்கூடிய ரெசிப்பி தான். அதே கொஞ்சம் உ கொஞ்சம் உ ஒரு கிரேவி லைட்டா கிரேவி மாரி இருக்கணும். ரொம்ப சுக்காவாயிறக்கூடாது அதனால அந்த கிரேவி கன்சிஸ்டன்ஸில செய்வாங்க.
ஆமாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்க. ஆ. சரிங்க. ஓ! ஓ! அப்படியெல்லாம் வேற இருக்கு. பரவால்லையே! கண்டிப்பா. ம். ம். ஓ! ஓகேங்க. ஆ
அதில அதிகமா கொஞ்சம்
ஆ. ரொம்ப இது வந்துட்டு அழகா சொன்னீங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, அ இப்ப பண்டிகை நேரங்கள்ல வந்துட்டு இந்த முறுக்கு, அதிர்சம் இதெல்லாம் போக வந்துட்டு, வேற ஏதாவது விஷயங்கள் வந்துட்டு புதுசா நீங்க சாப்பிட்டதுண்டா? எதாவது உங்க ஊர்கள்ல சென்று சாப்பிட்டு அத ருசித்ததுண்டா? எதுவும் அனுபவங்கள் இருந்தா கொஞ்சம் ப பகிருங்களேன்.
ம். சொல்லுங்க. கண்டிப்பா. அந்த பண்டிகை நாட்கள் அப்படீன்னு பார்த்தோம்னா, எங்க திருவிழாங்க. நா மதுரையில இல்ல. நான் வந்து மதுரையில அந்த அளவுக்கு திருவிழாக்கு போனதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ கூட்டமா இருக்கும். அ எங்க வீட்ல கூட்டே போமாட்டாங்க. மதுரையில இருந்துட்டே மதுரையில திருவிழாக்கு போகாத ஒரே ஆள் நாங்கதான் எங்க குடும்பமா தான் இருக்கும். அப்படி இந்த அழகர் கோயில் திருவிழாலாம் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. கூட்டமா இருக்கும் ஆனா. அ அப்படி ஒரு ஆமா. அதுக்கெல்லாம் வந்துட்டு கூட்டத்துக்குள்ள போனோம்னா வெளிய வர முடியாது. அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். அதனால அந்த மாதிரி திருவிழாக்களுக்கு நான் அங்க அங் மதுரையில போனதில்ல. ஆனா என்னோட கணவர் ஊர்ல நான் போயிருக்கேன். அங்கல்லாம் எப்டி இருக்கும்னா, ம் திருவிழாவே வந்துட்டு 1 1 நாளும் ஒவ்வொரு மாதிரி நடக்குங்க. அப்போ உணவுகளுமே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வ வெவ்வேறு உணவுகள் செய்வாங்க. அதில 1 நாள் தொடக்கத்தில வந்துட்டு, இந்த சர்க்கரை பொங்கலும், வெண்பொங்கலும் வச்சுதான் வந்து, அந்த ந அந்த 1 திருவிழாவையே ஆரம்பிப்பாங்க. பொங்கல் வைக்கணும். குடும்பத்துக்கு ஒரு பொங்கல் அந்த மாதிரி, அ கணக்கு பண்ணி வச்சு பொங்கல் வைப்பாங்க. <inhales> அதுலேயும் வந்துட்டு, திருமணம் புதுசா திருமணம் ஆயிருக்கு, இல்ல ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி அவங்க வீட்ல நடந்திருக்கு அப்படீன்னா, அவங்க வந்துட்டு ஒரு 2 பொங்கல் 3 பொங்கல் கணக்கு கூடும். பொங்கல் கணக்கு. அப்போ வந்து 1 கற்கண்டு பொங்கல், 1 சக்கரை பொங்கல், அ 1 வெண் பொங்கல் இந்த மாதிரி 3 பொங்கல் வைப்பாங்க. வெள்ள பொங்கல்னு சொல்லுவாங்க. வெள்ள பொங்கல். இந்த மாரி 3 வந்து ஒரே வீட்ல வந்து வைப்பாங்க, ஒரே வீட்டாளுங்க.
அது சரி. ம். நா கேள்வி பட்ருக்கேன். சரிங்க. ஓ! ஓ! சரிங்க. ஆ. சரிங்க.
இந்த மாதிரி, மொத நாள் பொங்கல் ஆரம்பிக்கும். அ அடுத்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து அன்னதானம் போடுவாங்க. அப்போ வந்துட்டு இந்த அன்னதானம்ன்றது வந்துட்டு எ வ அவ எனக்கெல்லாம் புதுசா தான் இருந்தது. ஏன்னா நான் அன்னதானமே போய்லாம் சாப்பிட்டதே இல்ல. அ அப்போ வந்து அங்க வந்து போய் சாப்பிடும்போது, ஆள் யாரையுமே தெரியாது இல்லையா? பேர் தான் உள்ளூர்கார். ஆமா. ஆனா வந்து யாரையுமே தெரியாது. அப்போ லைன்லல்லாம் நிக்கிற மாரி இருக்கும். ஊரே அங்கதான் இருக்கும் அன்னதானம் போடுற இடத்துல. அப்போ ரொம்ப கூட்டமா இருக்கும். வரிசையா எல்லாரும் நிப்போம். அ இவுங்களுக்கு அடுத்து இவுங்கன்னு நகழவே முடியாது. ஒரு கம்பி ம கம்பு மாரி போட்டு, இந்த தரிசனத்துக்குலாம் போனா எப்படி வழி விடுவாங்க, அந்த மாதிரி அந்த அன்னதானத்துக்குமே ஆமாமா. தரிசனம் பார்க்க போனா வந்துட்டு ஒரு வ மாரி வரிசை கட்டி, கம்பு கம்பா போட்டுருப்பாங்கல்ல, நம்ம வந்து அது வழியா மட்டும் தான் நடந்து போ முடியும். சுத்தி எங்கிட்டுமே போ முடியாது. அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ அதுக்குள்ளகூடியே நடந்து போயிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ம் அது எப்போ போகும் அப்படீன்னு காத்துட்டிருக்க மாரி இருக்கும். ஆனால அது காத்துட்டிருந்ததுக்கு ஒர்த்தா இருக்குங்க. அந்த சமையல் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, உணவுகள் வந்து நம்ம மீல்ஸ் தான் போடுவாங்க. ஆனா, ஆனா அது கோயில்ல போடுறதுங்கிறது வந்து அது ஒரு தனி சுவையா இருக்கும்ல.
ஓ. ஓ. கண்டிப்பா. ஆ. பாத்திருக்கேன். ஆமா. கண்டிப்பாங்க. அதேமெரி பார்த்தீங்கன்னா, இப்ப இத்தினி வருட வருடங்களுக்குப் பிறகும் வந்துட்டு, எனக்கு வ ஒரு சில விஷயங்கள் உணவு முறைகள்ல வந்துட்டு சுவை இன்னக்கி வரைக்குமே, எனக்கு ஞாபகம் இருக்கு. மறக்கவே முடியாத ஒரு சுவை அது. அப்பிடின்னா, என்னென்ன உணவுகளை பற்றி நீங்க சொல்லுவீங்க. கொஞ்சம் சொல்லுங்க.
கண்டிப்பா வந்துட்டு என்னென்ன உணவுகள் சொல்லலானா, அம் எனக்கு எங்க பாட்டி செய்கிறதில இந்த மட்டன் பிரியாணி செய்வாங்கங்க, அது வந்து அவங்கட்ட கத்துக்கணுன்றதுக்காகவே இந்த ரெசிப்பிக்கு ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் நானு. எப்பிடியாவது கத்துக்கணும் அவுங்க செய்றது, அவுங்க செய்றது எல்லாமே வந்துட்டு அவ்ளோ ஹிட்டா இருக்கும். அதுக்கு காரணம், அவுங்க மசாலா கூட, கூட இருக்கலாம். ஏன்னா, மசாலாலாம் அவ்ளோ பக்குவமா அரைப்பாங்க. அ ஒவ்வொரு தடவையும் இந்த மில்லுக்கெல்லாம் போய் அரச்சுட்டு வரும்போது, நான் நானும் கூட போயிருக்கேன். ஆனா, அந்த மாதிரி அந்த மில்ல போய் அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நெடியா இருக்கும். அந்த அ வத்தல்லாம் அரைக்க போனோனா, நமக்கு அவ்ளதான். அன்னக்கி ஃபுல்லா தும்பிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அதோட சேர்த்து அவுங்க வந்து இந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவ மசாலா அரைக்கிறாங்கன்னா, அவ்ளோ அரைப்பாங்க! அதுவும் பக்குவமா அரைப்பாங்க. அதுனால தான் வந்து, அவுங்களோட சமையல் எல்லாமே நல்லாயிருக்குன்னு நான் சொல்வேன்.
கண்டிப்பா. நிச்சயமா. ம். அ. கண்டிப்பாங்க. ரொம்பவுமே அழகா சொன்னீங்க. அ அதேமாரி பார்த்தீங்கன்னா, அ இன்றைய காலகட்டத்தில நிறைய உணவு முறைகள் வந்துட்டு மாறிருச்சு. அது வந்து ஆரோக்கியம் இல்லாம ஒரு சீர்கேடா வந்துட்டு போயிட்டுருக்கு. நோய்கள அதிகப்படுத்திட்டு. ஏன்னா, நெறைய ரசாயனங்கள் அ கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு, நெறையவே வந்துட்டு சேர்க்குறாங்க. ஆர்கானிக் ஃபுட்டுன்றமாரி. அப்பிடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கி வந்துட்டு இன்னமுமே மாறாத ஒரு உணவு முறைய அ முன்பு காலத்தில உள்ளது அப்பிடின்னா, எந்த உணவு முறைய நீங்க சொல்லுவீங்க? எதாவது 1 இருந்தா சொல்லுங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. அந்த கூழ், களில்லாம் இன்னும் மாறலன்னு தான் நான் சொல்லுவேன். எங்க பாட்டி காலத்தில எப்பிடி அவுங்க கூழ காய்ச்சினாங்களோ, அந்த களிக்கிண்ட்னாங்களோ, அந்த மு முறையில தான் இப்பயுமே வந்து கூழ், களில்லாம் வந்துட்டு செய்றாங்க. ஆ வேறமாரி முறைகள் மாத்தல இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு. அந்த மாதிரி இப்ப பழைய சோறுலாம் நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்துட்டு, அ சுலபமா சாப்பிடுறோம். இத வந்துட்டு ஒவ்வொரு ஹோட்டல்ல இப்ப பழைய சோத்த்துக்கே வந்துட்டு ஐஸ் பிரியாணின்னு சொல்ட்டு, அது வேற ஒரு இதா வந்து விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு.
கண்டிப்பா. கண்டிப்பா. ஆங்க நானும் பார்த்திருக்கேன்.
ம். ஆமா. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அதனால இதெல்லாம் வந்து மாறாத ஒரு உணவுதான் நான் சொல்வேன். இந்த ஒரு பழைய சோறு, பச்ச மொளகா வந்து ஒரு வெங்காயமோ! பச்சை மிளகாவோ! வதக்கி சாப்பிட்றது, ஒரு கருவாடு வதக்கி சாப்பிட்றது, அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாறாத ஒரு உணவுதான் ஆனா. அது வந்து நம்ம வந்து விட்டுட்டோம் அவ்வளதான். அது நம்மளோட இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி இப்ப உள்ள தலைமுறைக்கு ஏத்த மாதிரி, அ அப்போ உள்ள என்ன இப்போ என்ன உணவுகள் இருக்கோ, அதுக்கு நம்ம மாறிக்கிட்டு வரனாலதான், அந்த உணவுகள வந்து நம்ம சாப்பிடுறது இல்லன்னு சொல்லலாம்.
கண்டிப்பாங்க. அ இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்துட்டு பார்த்துட்டு, அ ஏதோ ஒரு உணவு முறையோ இல்லை, யாராவது ஒரு இடத்தில வந்துட்டு சாப்பிட்டுகிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் "அ இந்த உணவு எனக்கு ஞாபகம் வருது. இது இந்த மேரி சுவை வந்துட்டு குடுக்கும்ல. அந்த மேரி தானே இருக்கு பார்க்குறத்துக்கு" அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு உ அ ஃபீல் பண்ணியிருப்பீங்க உணர்ந்திருப்பீங்க அந்த மாரி உணர்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா?
ஆமாங்க. நான் இங்க சென்னை வந்த புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வடகறி வந்துட்டு எனக்கு, அப்படிதான் தோணும். இது என்ன எப்படிதான் செய்றாங்க. இது என்ன எ நம்ம வடை தான் சாப்பிட்டுருக்கோம். அந்த வடகறின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது, முன்னாடிலாம் அந்த வடையும், கறியும் நினைப்பேன் நானு. ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த வடகரி வந்து, சைதாப்பேட்டை சைடு இந்த ஃபேமஸு. இந்த மாதிரி வந்து செய்வாங்க. அது வந்து ஒரு குருமா மாரி இருக்கு பாக்க. அப்படிங்கிறதெல்லாம் அதை சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அந்த மாரி ஒரு வித்தியாசமா நான் பாத்த உணவுல வந்து இந்த வடகரியை சொல்வேன் நானு.
கண்டிப்பா. ஆமாங்க. உண்மையிலே. கண்டிப்பாங்க. உண்மையிலே சொல்லனுன்னா நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. பாக்க பாக்க எப்படி அத செய்றாக, என்ன மாரி முறைகள்ல அத வந்துட்டு கைப்பற்றுறாங்க அப்படின்னுட்டு. அ ரொம்பவுமே வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் அழகா சொன்னிங்க. ஒரு உணவு முறை வந்துட்டு, ஒரு அனுபவம் வந்துட்டு, எப்படி என் ஊருக்கு சென்றால் எனக்கு வந்துட்டு குடுக்கும். அ என்னென்ன ருசிகள் வந்துட்டு அதில வந்துட்டு எனக்கு அ ரொம்ப பிடித்தமான 1. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ருசிகள் வந்துட்டு மறக்காம இருக்கிற உணவுகள்லாம் என்னென்ன. அ எந்தெந்த உணவு முறைகள் இன்னைக்கு வரைக்கும் அழியாம வந்துட்டு, இன்னும் இன்னைக்கும் வந்துட்டு, இன்றைய காலக்கட்டத்திலும் வந்துட்டு இருக்குன்றத வந்துட்டு, ரொம்ப தெளிவாக கருத்தோட அழகா வந்துட்டு சொன்னீங்க. உங்களோட பேசினதில எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.
<laughs> மிக்க நன்றி.